கண்டிப்பா! பிளாஸ்டிக் பொருள்கள் வந்து, அ இந்த மறுசுழற்சி முறைக்கு வந்து அத உபயோகப்படுத்த முடியாது. அதாவது, மறுசுழற்சி முறைக்கு உபயோகப்படுத்தலாம். ஆனா, கழிவாக்குற, அதை வந்து மக்கக்கூடிய கழிவு அல்ல. மற்ற கழிவுகள் மாரி உதாரணத்துக்கு அது மக்குறதுக்கு பாத்தீங்கன்னா, பல 100 வருடங்கள் எடுக்கும். அதனால வந்து இயற்கை சூ இயற்கையோட வளங்கள் பாதிக்கப்படலாம். அந்த சுற்றுச்சூழல் பாதிப்புங்குறது அதிகமா இருக்கும். அதனால வந்து அரசாங்கங்கள் நெறைய நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க. அத தனி மனிதனா நான் என்ன பண்ணுவேன்னா, அ காலையில எந்திரிச்சொன்னே, அ என் வீ என்னோட வீட்ல உள்ள உபயோகத்தில வந்து, எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் இருக்கோ ஓட உபயோகத்த குறைக்கிறதுன்னு பாப்பேன். உதாரணத்துக்கு நான், அ இந்த பிளாஸ்டிக்க டியூபால செய்யப்பட்ட பல்விளக்கம், அந்த ம இது இருக்கும். டூத் பேஸ்ட்டு அதுக்கு பதிலா வந்து, அ நார்ச்சு இதேது மர மரத்தினால செய்யப்பட்ட, அ அந்த ப்ரஷ்சும் கெடைக்கும். கடையில நீங்க பாத்தீங்கன்னா, காதி கிராஃப்ட் இந்த இடங்கள்ல போனீங்கன்னா. அந்த மாரி இது வாங்கிக்கிடுவேன். அ டூத்பேஸ்ட்டுக்கு பதிலா, ஆ, இந்த க கரி, இல்லைனா இந்த கோபால் பல்பொடி, இந்த மாரி விஷயங்கள். இல்லைன்னா நாரு ஆ ம்.
ம். ம், ம். ம். ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ஆ. ஆமாமா. ஆ, கெடைக்கும். ம். ம். ம். ம். ஆனா, நீங்க சொல்றதில, டூத் பேஸ்ட் வந்து பிளாஸ்டிக்கை சேர்ந்தது இல்லைல்ல! அது ஒரு கெ கெமிக்கல் மாரி தானே ரசாயனம்.
இல்லை. அதை அடைச்சிட்டு வர்றது வந்து, அந்த பிளாஸ்டிக்ல தானே அடைச்சு அடச்சு கொண்டு வரப்படுது?
ஓ! அதுனால அத வேணாங்குறீங்க. ம், ம்.
ஆமா, ஆமா. அ அதுக்கு பதிலா அதை உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்தும்போது என்னன்னா நமக்கு, அ அந்த அதுக்கு பதிலா இந்த ஆலங்குச்சி, வேலங்குச்சி இந்த வேப்பம் அதை வந்து, அ உபயோகப்படுத்துறதுனால, இந்த பிளாஸ்டிக்கோட உபயோகம் அந்த இதில எனக்கு காலையோட, என்னோட, அ வேலைகள்ல, நான் உபயோகிக்கிற அந்த தினசரி இதில வந்து அது அந்த இது இல்லாம இருக்கும்.
ம். ம். ம். ம். ம்.

ஆ, ஆ.
அ அந்த அதாவது, எ நார்மல் அட்டையா இருந்தாங்கன்னா, அவு பாக்குறவங்களு நல்லா இருக்காதுங்கிற மாரி மக்கள் யோசிக்கிறதுனால, அந்த கோட்டிங் ஒண்ணு இருக்கும். பள பளன்னு. அதுக்கு மேலே வந்து அது ப்ள பிளாஸ்டிக்கோட உபயோகம் இருக்கும். அந்த ஒரு தாள் மாரி இருக்கும். நீங்க அதை உரிச்சி பாத்தீங்கன்னா தெரியும்.
அ. ஆ, ஆ. ஒ! ஆ, அ, அ. ம். ஓ! சரி, சரி
ஆமா. அந்த இது. அதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னா, நீங்க சில்வர் டம்ப்ளரு, நார்மலான ஒரு சில்வர் இது தட்டு, இந்த மாரி விஷயங்களே நீங்க வீட்ல வந்து உபயோகப்படுத்தலாம்.
ம். ம். ம். ம், ம்.
பால் வாங்குறதிலயே வந்து பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா வந்து பால்னாலயே வந்து, இந்த பிளாஸ்டிக்கோட உபயோகம் வந்து ரொம்ப அதிகமா, இருக்குது.
ம். ஆமா. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்லலாம். இந்த பால் கம்பெனியே பாத்தீங்கன்னா, ஒரு அ பாட்டில் இருக்குல்ல, பாட்டில்ல வந்து கொண்டு போவாங்க எல்லாரும். அதை குடுத்துட்டு, புது பாட்டில்ல அடைச்சி வச்சிருக்கதை வாங்கிட்டு வருவாங்க, பால். அப்படி ஒரு ம். அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி தான் வந்து ஒரு கவர்ல பால்ங்கிறது, இப்போ வந்திருக்குன்னு நெனைக்கிறேன்.
ம்ஹ்ம். ஆமா. ம். ஓ! பாட்டில். பாட்டில்ல கொண்டு போவங்குறீங்களா? அ. ஆனா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, அந்த பெரிய பால் ஊத்துதறதுக்குன்னே நிறைய பேர் வேலை பாப்பாங்க. அவுங்க வந்து சைக்கிள்ல் டின்னு மாரி வச்சிட்டு கொண்டு போயி, வீட்ல போய் அவுங்கவுங்க பாத்திரம் வச்சி வாங்கிக்கிடுவாங்க.
ஆ, ஆ. ம். ஆ, அ. அதுக்கு வந்து, ஆள் வீட்ல இருக்கணும். இருந்து வாங்குற மாரி ஒரு நேரம் இருக்கும் அதுக்கு.
இல்லையா? இப்ப, ம். ம்ஹ்ம். அதான் அவு இப்ப என்னன்னா, நான் அந்த பால் பாக்கெட்ட தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இங்கேயே பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்தில, இந்த மாரி பால் ஊத்துறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. அவுங்க ஊதி டு ஊர்லே, அவுங்க வீட்டிலயே மாடு வளக்குறாங்க. அவரு வந்து நேரா பாத்திரத்திலயே எடுத்துட்டு வந்துருவாரு. நாங்க எங்க வீட்ல உள்ள சில்வர் பாத்திரம் மூலம் வாங்கிக்கிறோம். அதனால இந்த அ பிளாஸ்டிக் ஓட கவரோட உபயோகத்த அதில கொறைக்க வேண் குறைக்க முடியுது.
ஆ. ஆ, ஆ. ஆ. ம்.

ஆமா. இதனோட உபயோகம் வந்து, ஒரு 1990க்கு அப்பறம்தான் அதிகமாச்சு. இந்த வே அ புதிய பொருளாதாரக் கொள்கை வந்து, நறைய நிறுவனங்கள் வந்ததுக்கப்றம்தான். அ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு எல்லா பொருட்களையும் வந்து, இந்த பேப்பர்கள்னாலயும், அ மத்த அட்டைகள் இந்த விஷயங்கள் இதனால வந்து, அத பேக் பண்ண முடியாது.
ம், ம். ம், ம். ம். ம், ம், ம்.
அத ஆனா பிளாஸ்டிக்ங்கிற அந்த பொருள் வந்து, நீங்க எப்டி விருப்பப்பட்டாலும், அதுக்கேத்த மாரி அத அ உருவாக்கிக் கொள்ளலாம், அத வடிவமைச்சுக்கலாம்.
அது வளஞ்சு குடுக்கும்குறீங்க. இதே வந்து குளிர்பானத்த வந்து, கிராமப்புறங்கள்ல முன்னாடி இருந்த இடங்கள்லல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, கோலி சோடால்லாம் விக்கும். அ அப்டி இருந்தத இவங்கதான் வந்து பிளாஸ்டிக்ல அடைக்க ஆரம்பிச்சது.
ஆமா, ஆமா. அ. ஆமா, ஆமா. கண்டிப்பா. அதாவது கோலி சோடா இருக்கும், இன்னொன்னு கலர் சோடான்னு சொல்லி விப்பாங்க, கலருன்னு சொல்லி. இந்த பாட்டில்ல போட்டு விப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மறுசுழற்சி. அதாவது, நீங்க வாங்கிட்டு போ குடிச்சிட்டு அந்த பாட்டில குடுத்துருவீங்க. அவங்க கொண்டு போய் சரியான முறைல சுத்தம் பண்ணி, திரும்ப அதுல கலர் ஏத்தி வைப்பாங்க. அ இந்த பெரிய நிறுவனங்கள் வந்து, பன்னாட்டு நிறுவனங்கள், உள்ள வந்ததுக்கப்புறம், அவங்க தன்னோட பிளாஸ்டிக்கு அ பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட அந்த அ பாட்டில்கள வந்து, அ வெளம்பரப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நடிகர்கள வச்சு வெறம் வெளம்பரப்படுத்தி
ஆ. ம். ம், ம். ஆ. ம். ம், ம், ம். ம். ம். ம். ஆ ஆமாமா. இப்போ நீங்
அ அதுக்கப்புறம் ஒரு மனநிலையக் கொண்டு வந்துட்டாங்க மக்கள்ட்ட. இந்த சோடா குடிக்கிறது இதெல்லாம் குடிக்கிறது ஒரு அ ஒரு நல்ல ஒரு அ ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு அந்தஸ்தான விஷயத்த காட்டாது, அப்டிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டதுனால
ம். ம். அந்தஸ்து <chuckles> காமிக்குதுன்னு. ம். இப்போ, குப்பை எடுக்கிறதுல வந்து அரசாங்கம் வந்து, எந்த அளவுல இது பண்ணுது இந்த அ ப்ளாஸ்டிக் பொருள்கள வந்து, குப்பை இப்போ அன்றாட நீங்க உங்க வாழ்க்கைல குப்பையெல்லாம் சேருதுல்ல, டே தினமும்? அத நீங்க கொண்டு போய் கொட்டப் போகும்போது அரசாங்கம் என்ன வலியுறுத்துதுன்னு சொல்ல முடியுமா?
ஆமா.